ம், ம். அப்புறம் அவளும் போட்டி போட்டதுனால, அவ எப்டி இருக்கான்னு நான் அந்த காலத்திலேயே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். 12ம் வகுப்பு முடிச்சோனே அவ எந்த கல்லூரியில சேர்ந்துருக்கான்னு. ஏதோ ஒரு கல்லூரியில இப்போதைக்கு சேர்ந்துருக்கா. ஆனா வந்து இன்ஜினியரிங் கெடைச்சவொன்னே போயிடுவா அப்டிங்கிற வரை வரைக்கும் தான் எனக்கு தெரியும் அவளைப் பத்தி. எதேச்சையா வந்து இந்த ஒரு பொண்ணை தேடும்போது அவளுடைய ஃப்ரெண்ட்ஸில இவ இவங்கள்லாம் வந்தாங்க மத்த பேரெல்லாம். சரி எல்லாரும் என்ன பண்றாங்க தெரிஞ்சுக்கலான்னு ஆர்வமா அந்த இன்னொரு பொண்ண பத்தி தேடுனா நம்பவே முடியல. அவ வந்து கர்நாடகா அந்த அதாது கர்நாடகா மாநிலத்துல, ஒரு ஊர்ல வந்து ஜிம் வச்சிருக்கா சொந்தமா. <chuckles>
சரி. ம்ஹ்ம். ஓஹோ! சுய தொழில் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க.
ஆ அஹ. அவ படி ம்.
நீங்க சொல்றத பாத்தவுன்னே இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, அந்த பள்ளிகள்ல வந்து அ நா ஒவ்வொரு வகுப்புக்கும் ஒரு அணித்தலைவர் வ வ வகுப்பு தலைவர்ன்னு ஒருத்தர் யாரா சில டீச்சர் வந்து நியமிச்சு வச்சிருப்பாங்க. அந்த மாரிலாம் நான் இருந்தப்போ அப்ப அது எனக்கு உதவல. அப்ப என்னன்னா அது நல்லாருக்கும் பண்றதுக்கு நம்ம வந்து நம்மள நம்மே தூக்கி காட்டிக்கிடுவோம். "ஏய் நான் தான்ப்பா ஸ்கூல் லீடரு!" அப்டின்னு சொல்லிட்டு, அ பந்தா காட்றது அப்டின்னு தான் இருந்தது. இப்ப வந்து என்னன்னா அது வந்து ஒரு நிர்வாக மேலாண்மையை அந்த சின்ன வயசுலயே கத்துக்கிறதுக்கு உதவுச்சு. அது வந்து ஒரு நல்ல அனுபவமா நான் பார்த்தேன்.
ம். ஆமா. ம். ம். ம். ம். ம். ஆ. ஆ ஆ உண்ம தான் அது. ஆனா வந்து படிச்சு முதல் மதிப்பெண் எடுத்த எல்லாரும் பெரிய ஆள் ஆவாங்கன்னு ஒரு கதை இருக்குல்ல, அது முற்றிலும் தவறு. அது வந்து பாதி உண்ம பாதி பொய். <chuckles> ஏன்னா ம்.
ஆமா. ஆமா. கண்டிப்பா. ஏன்னா வாழ்க்கை வந்து பெரிய விஷயம். நீ அதுக்கப்புறம் குடும்பம் சார்ந்து இல்ல, வெளி உலகம் சார்ந்து நெறைய மாறதலாம் அதனால
ம். ஆமா.
ஒரே நேர்கோட்டுல போவோம்னு சொல்ல முடியாதுல.
அதனால. ப ஆமா. அதுனால நான் அவள குறைவா சொல்லல அவ ஜிம் வச்சு நடத்துறான்னு. ஆனா அவ இருந்த அந்த நோக்கத்துக்கும் அவ இப்ப பண்ணிட்டுருக்குற வேலையும் இரு 2 வெவ்வேறு திசைகளா இருக்கு. அதுதான் எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு. மத்தபடி அவ பண்ற வேல அருமையான வேல தான்.
சரியா சொன்னீங்க. ம். கண்டிப்பா அதாவது அந்த கோ நோக்கங்கள் மாறலாம்ல! அதனால அவங்க மார்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம்.
அப்டின்னா, ம். ம். ம் ம் புரிஞ்சது அது.
கண்டிப்பா இவ்வளோ இவ்வளோ நேரம் வந்து உ உங்களோட பள்ளிக்கூட அனுபவம் வந்து எப்படி உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை கொண்டு வந்துச்சுன்னு தெளிவா பேசினீங்க. உங்களோடு பேசினதுல மிக்க மகிழ்ச்சி நன்றி.